உண்மதாங்க. இந்த மாரி.
அதனால வந்து நம்மளால அ பிசிக்கல் சப்போர்ட் தான் குடுக்க முடியல. அட் லீஸ்ட் வந்து இமோஷனல் சப்போர்ட் ஆச்சு நம்ம வந்துட்டு குடுக்கணும். அப் ஆமா.
குடுத்தாகணும். ஏன்னா, ஒரு தொலை தொலைவில இருக்கப்ப நீங்களும் தனிமையில இருப்பீங்க. அந்த உறவுகளும் தனிமையில இருக்குங்கிறப்ப, அது 2 பேருக்கும் ஒரு வருத்தமாவே இருக்கும் அப்டிங்கிறப்ப, இந்த தினமும் அலைபேசியில பேசுறது தான் ஒரு முக்கியமான, அதாவது காலையில எழுந்திரிச்சு நாம வாழ்ற மாரி, அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இல்லைங்களா? இந்த இதுல.
ஆமா. கண்டிப்பா. அதே போல வந்துட்டு வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கும் வந்துட்டு நம்மளுடய ஒரு விளாஃக் மாதிரி இந்த மாதிரி எந்திரிச்சன். இப்டி வீடு இருக்கு, இந்த ஊர்ல இது இருக்கு, அது இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்தயுமே அவங்களும் வந்துட்டு ஒரு வெர்ச்சுவல் டூர் மாதிரி எல்லாத்தயும் வந்து பாத்துர்ப்பாங்க. ஆ நம்மளும் வந்துட்டு வீட்ல என்னென்ன நடக்குது? விசேஷ நேரங்கள்ல, இந்த வீடியோ கால் மூலமாக நம்ம வந்துட்டு எல்லாத்துயுமே வந்து பாத்துக்கலாம்.
புரியுது.